அடடா! <chuckles>
ஆ அப்புறம் நான் ஏதாவது செஞ்சு குடுத்தா சாப்பிட்டுருவாங்க ஆனா. ஏதாவது வடை இந்த மாதிரி விஷயம்லாம் ஆமா. சிப்ஸ் எல்லாம் நான் செஞ்சு குடுத்தா சாப்பிடுவாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம். ஆனா, ஆர்டர் பண்ணா எனக்கு <chuckles> வேண்டாம்வான்.
இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஓ! அது ஆறிப்போய் வீட்டுக்கு வந்து, வீட்ல அம்மால்லாம் சுட, சுட நமக்கு செஞ்சு தராங்க. <chuckles>
அதா அதா அதனாலேயே எனவோ அவனுக்கு புடிக்கல. ஆ. அது புடிக்கல. இல்ல நீங்க செஞ்சிங்கன்னா நல்லா இருக்க மாரி இருக்கு எனக்கு ம்மா. ஏ, மால்ல கூடயாட உனக்கு நல்லா இல்ல <chuckles> அப்டிம்பேன் நானு. இங்கெல்லாம் இதுக்குன்னே பொறந்தவங்க தாண்டா செஞ்சிருக்காங்க அப்டின்னுவேன். நானாது இப்பதான் கத்துக்கிட்டேன் அப்டின்னு. ஏதாவது ச அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒண்ணு குடுக்குறதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வீக்கெண்டுல இந்த மாரி பிளான் பண்ணுவோம். ஆ அப்புறம் என்ன பண்ணுவாங்க, என் கூட அவங்களும் வருவாங்க. வீக்கெண்டா இருந்தா அவங்க அப்பாவும் வருவாங்க. ஆ நாங்க சைக்கிள் ஓட்டுவோம், அவங்க பார்க்குல அப்டின்னு நடந்து, நடந்து ஃபோன் தான். ஃபோன காதுல வச்சுப்பாங்க ஆனா எங்க கூட நடந்து, நடந்து வருவாங்க. <chuckles>
எனக்கும் வந்துட்டு அது தோன்றது உண்டு. ஆ. சரிங்க. <chuckles> பரவால்ல. அவங்க ஒரு எஃபோர்ட் எடுக்குறாங்கள்ல, உங்க 2 பேத்துக்காக. ஆனா, எனக்கு அது புரியுது. எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஒரு சமையல் ஏதாவது ஒரு சாப்பாடு வந்து வெளில நான் சாப்பிட்டுருப்பேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனாலும் அத வந்து எங்க அம்மாட்ட சொல்லுவேன். இந்த மாரி நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. ஆனா, அத விட எங்க அம்மா <chuckles> செய்றது தான் வந்து எனக்கு நல்லா இருக்குற மாரி தோணும். அது என்னவா வேணா இருக்கட்டும்.
ஆ. அ நடந்து வருவாங் ஆமா. அது என்னவோ அம்மாவோடது. <chuckles>
ஆமா. அது அம்மாக்களுக்குனு ஒரு, ஒரு சுவை இருக்குல. இப்போ உங்களோட சுவை வந்து, உங்க பையனுக்கு தான் வந்து தெரியும். அதே மாரி எங்க அம்மாவோட சுவை எனக்கு தான் வந்து தெரியும். அப்புடி தான் வந்து அது புடிக்குது. அதனால நீங்க வந்து தப்பா <chuckles> நெனைச்சுக்காதீங்க. அந்த அளவுக்கு அது வந்து விரும்புற மாரி தான் வந்து இருக்கு. எனக்கு எப்பயுமே இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காயை வந்து நான் வெளில தான், என்னோட தோழி வீட்ல தான் சாப்பிட்டேன், அட்டகாசமா இருந்துச்சு. ஆனா, எனக்கு எது புடிக்கும்னு கேட்டா, வீட்ல எங்க அம்மாட்ட வந்து சொல்லி அவங்க அதுக்கப்புறம் செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் தான் எனக்கு புடிக்கும். அது.
ம். <chuckles> அதே நமக்கு புடிச்ச அம்மா நமக்கு செஞ்சு <chuckles> தராங்கன்றது.

எனக்கு என்னன்னா, என் பையன் சின்ன பையனா இருக்கும்போதேலேருந்தே எனக்கு என்னோட மாலை, அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கும் வேற மாரி இருக்கும். ஆனா, இங்க வந்து நமக்கு பையன் பொறந்ததுக்கு அப்புறமேட்டு, நமக்கு ஒண்ணு தோணுல்ல, சாயங்கால நேரத்தில இப்டி ஒரு நடைக்கு கூட்டு போணும், சைக்கிள் ஓட்ட கத்து குடுக்கணும். அந்த சப்போர்ட் வீலோட் வீலோட வச்சு ஓட்ட கத்து குடுக்குறது. சாயங்காலம் ஆனா தான், இதெல்லாம் நானும் செய்வேன். நானும் நடக்கிறது, அவுங்க கூட. மொதல்ல அந்த தொட்டில் மாரி இருக்கும்ல, அதில போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டுருந்தேன். அப்டியே கொஞ்ச, கொஞ்சமா அப்டியே செய் ஆனா, சாயங்காலனா தினமும் அவுங்க பள்ளி முடுச்சு வந்த உடனே, அவுங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸாவோ, இல்லனா சாதம் கூட சில நேரங்கள்ல அவுங்க சாப்பிடலன்னா வந்தோனே, நான் வீட்ல் சமைச்சு வச்சுருக்க சாதத்தை எடுத்து குடுத்துட்டு, கொஞ்சம் நேரம் அவுங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டுட்டு, 2 பேரும் போயிடுவோம் வெளியில.
ஆமாங்க. சூப்பர்ங்க. ஆ. சூப்பர்ங்க. நீங்க வந்துட்டு கொழந்தைங்க கூட செலவு பண்ணுன்னு நெனைக்கிறீங்கள்ல, இப்ப நெறைய பெற்றோர்கள் எப்டி ஆயிருச்சுனா, நீயே போய் விளையாடு, நான் ரெஸ்ட் எடுக்றேன், அந்த ஒரு இதுக்கு போயறாங்க.
அ. அதெல்லா இல்ல. நாப்போ அவுங்க நா வந்தா தான் அவுங்களு போவாங்க, அவுங்க போனா தான், நாமளும் நாம ஏதாவது பண்ணலாம். இல்லன்னா நாமளும் வெளில போறதுக்கு வேலையே இல்லங்கிற மாரி ஆய்போயிடும்.
கண்டிப்பா.
என்னதான் வேல இருந்தாலும், ஈவ்னிங், அ ஈவினிங் 4 - 5 : 30 வரைக்கும், நாங்க வெளியில தான் இருப்போம். மழ பேஞ்சா மாத்திரம் தான், வீட்ல இருப்போம்.
ஓ, சரியா தான் வந்து சொல்றீங்க. ஏனா, இது ஒரு நல்லா இருக்குல்ல, இந்த சாயங்காலம் வெளில போறப்போ, உங்க வீட்டுக்கிட்ட பார்க் மாரி எதுவும் இருக்கா? நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா?
அ ஆமாமா. பார்க் ஒண்ணு இருக்கு. பார்க் இருக் அ பார்க் இருக்கு. ஆனா, சாலை ஓரமாவே நடந்துட்டு, கொஞ்ச உள்ள போனோம்னா, இப்ப நெறைய எடங்கள்லலாம் நெறைய ஃப்ளாட்ஸ்லாம் போட்டு விக்கிறாங்க இல்லையா, அந்த எடங்களுக்கு போறது உண்டு. அப்டி இல்லன்னா பார்க்க சுத்தி ஒரு ரோடு இருக்கும்லயா, அந்த ரோடுலயே வந்து, நானும் என் மகனும் மொதலெல்லாம் வந்து என் மகன் கூட நானு நடந்து போவேங்க. அவனும் என்ன தள்ளிட்டு வருவான். அப்புறம் அவங்கள விட்டுட்டு நான் வந்து, அ சைக்கிள ஓட்ட சொல்லிட்டு, நான் அங்க நடந்துட்டுருப்பேன், கண்ல பாத்துட்டே. இப்ப நாங்க 2 பேருமே சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம்.
ஆமா.

ஆமாமா. ஏன்னா நமக்கு, அது இன்னும் பல வயது இருக்குல்ல. எ எல்லாத்தையும் ஒடனே பழக்கிட முடியாது. ஒரு வயதுக்கு ஏத்தா மாரி தான் நம்ம அத கொண்டு போணும். அப்புறம் வந்து நடந்துட்டு. அப்புறம் பார்க்குக்கு, சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு, பார்க்கில போயிட்டு நடக்கிறது. கொஞ்சம் நேரம் அப்படியே சுத்தி, ஒரு, ஒரு லைன்ல. இந்த எக்ஸர்சைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா, பார்க்கில. அது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வருவோம், நானும் என் பையனும். வீட்டுக்கு வந்துருவோம். அவ்வளோதான். அத சுத்தி பார்க்கிறது மாலையில மாலை நேரங்கள்ல. அந்த சூரிய வெளிச்சமும் கொஞ்சம் வேணுல, கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்போதே போகணும் அப்படிங்கிற மாரி தான் போறது நாங்க!
இந்த பேலன்ஸ் கேக்குன்னு சொல்வாங்கள்ல. எனக்கு அது வாங்கி தரணும்னு. அ. ஆமாங்க. சூப்பரா இருக்குல்ல. கண்டிப்பாங்க. அ.
ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இப்பதானே சாப்பாடு குடுத்தீங்க, இப்ப தான் நான் இத சாப்பிட்டேன், பால் குடிச்சேன், ஏதாவது ஒன்னு சொல்லிடுவான். தண்ணி மாத்ரி எடுத்துட்டு போயிட்டு, 2 பேரும் ஃபுல் பாட்டிலும் குடிச்சிருவோம்.
அடடா! ஃபுல்லா குடிஷ்டு, வந்துருவீங்க.
சில தண் அ சைக்கிள் ஓட்டுறது. சைக்கிள் ஓட்டிட்டு பார்க்கில அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு, கொஞ்சம் நேரம் நானும் என் பையனும் உட்காந்துருப்போம். அப்பதான் ஸ்கூல்ல நடந்த கதையெல்லாம் சொல்லுவான் கொஞ்சம். ம், இது மாரி நடந்ததுமா, அது மாதிரி நடந்ததுமா.
நெஜமாலுமே இது தான் வந்து நீங்க உங்க பையனுக்காக, சேத்து வெக்கிற ஒரு செல்வம்னு நா சொல்லுவேன். ஏன்னா, நெறையா பெற்றோர்கள் வந்து, இந்த இடத்துல விட்டுடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது.
அதெல்லாம் இல்ல, நீங்க வேற. அதுக்கப்புறம் வந்துலாம் கேட்பாங்க. ஏன்னா ஹோம்வொர்க்குன்னு ஒன்னு ஸ்கூல் குடுக்குதே. <breath> அதை நெனைக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதில தான் குடுக்குது. அதனால நாம எப்படி ஃபோன குடுக்க வேண்டியதுதான் இருக்கு.
ஆமா.